ஆமாமா.
ஆ! அப்புறம் தான், அவன் தப்புச்சிருக்கான் அதுலேந்து. வந்து செம்ம திட்டு திட்டுனான். <chuckles> நீ இனிமே வந்து
<chuckles> <chuckles> ஆமா. பிள்ளைகளுக்கு வந்து கோவம் வந்துரும். இந்த மாரி சாப்பாடு விஷயத்துல அதுவும் பள்ளிக்கும்போது, அவங்க அதுல சரியா இருக்கணும். அதுவும் நீங்க சொல்றத பாத்தா, நீங்க எப்பயுமே உப்பு சரியாவே போட்டு பழகியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா உப்பு இல்லன்னு கூட கண்டுபிடிக்க முடில.
ம். ஆ. ஆமா. ஏன்னா, நான் தப்பே பண்ண மாட்டேன்னு என் மேல ஒரு நம்பிக்கை எனக்கு. ஏன்னா நான் இந்த 3த்தயும் ஒண்ணா எடுப்பேன் எப்பயுமே. போட்டுட்டு திருப்பி ஒண்ணா உள்ள அடுக்கிடுவேன். அதுனால தவறு வந்திருக்காதுன்னு நான் ஒரு நம்பிக்கையில தான் நான் கட்டி குடுத்துட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, எப்பயும் நான் மாட்டுறது எதுலன்னா, பிரியாணில மாட்டிக்குவேன் கரெக்ட்டா. ஏன்னா வந்து அ பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ல தான் பண்ணுவோம். அதுல பண்ணாலே வந்து எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், 2 மடங்கு தண்ணீர் ஊத்தணும் அப்டின்னு.
ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம்.